ஆ, நிச்சயமா நான் சொல்றேங்க. எனக்கு வந்து ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்துட்டு, மோட்டிவேஷனான சாங்கு <inhales> அது வந்து ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே பிடிச்ச பாடல். "சிங்கப்பெண்ணே" பாடல் தான் நான் சொல்ல வந்தது. <inhales> அ அந்த பாடல் வந்து ஆமாங்க <inhales> உண்மையாகவேங்க. அந்த படம் வந்தப்போ நான் வந்து என்னோட அ அலுவலகத்தில வந்துட்டு, ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தேன். <inhales> அ நான் ஒரு டீம் லீடரா தான் வந்து வேலை பாத்தேன். அந்த நேரத்தில டீமில பயங்கரமான பிரச்சனை. நம்பள வந்து போட்டு தட்டி, மூலையில உட்கார வைக்கிற மாரி சூழ்நிலை வந்துருச்சுங்க. <inhales> அது என்னமோ நம்ப நேரத்துக்கு அந்த பாட்டு வரனுன்னு இருந்துச்சா என்னன்னு தெரியல. சத்தியமா சொல்றேங்க அ ஆமாங்க அந்த பாட்டு வந்ததுக்கும் நான் வந்து அழுதுட்டே வீட்ல உட்காந்து இருந்தது நான் வந்து ஒரு 2, 3 நாள் ஆஃபீஸ்‌க்கே போகலங்க அந்த பிரச்சனைனால, <inhales> ஆமா. அந்த பாடல் வந்து கேட்க கேட்க என்ன நிஜமா சொல்றேங்க, எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. "நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? நம்ம ஒரு பொண்ணுன்ன்றனால, நம்மள இப்படி பண்ணீட்டாங்களா? நம்மளால கண்டிப்பா வந்து இந்த பிரச்னைல இருந்து வெளில வரமுடியும்". <inhales> அப்படின்னு சொல்லி நான் வந்து உண்மையாவே கிளம்பி 3 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போயி <inhales> அந்த பிரச்சனைங்கள வந்து சந்திச்சு நான் வந்து அதை சரி பண்ணி மறுபடியும் என்னோட ஆமாங்க. <inhales> அதனால இப்ப வரைக்கும் அந்த பாடல் கேட்கும்போது, அந்த பிரச்சனைல இருந்தது. நம்ம அதை எப்டி சந்திச்சுட்டு, எப்படி மேலே வந்தோம் <inhales> அப்படின்னு நான் வந்து என்னோட கணவர்கிட்ட கூட சொன்னேன். "இந்த பாடலே அந்த நேரத்துக்கு வந்தது, நம்மளுக்காவே வந்த மாதிரி இருக்குப்பா" அப்படின் சொல்லி சொல்லிட்டிருப்பேன்
ம். ம். ம். ரொம்ப, அருமையான பாட்டுங்க. அ. சரிங்க. ம். ஐயோ! ஆ. <laughs> உங்களுக்காகவே அவரு இசையமைச்சரானான்னு தெரியல! அ. அஹ். ஐயய்யோ! ஆ. ம். ம். ம். ம். உண்மையாலுமே ஒரு சிங்கப்பெண் நீங்க! <inhales> <chuckles> ம். ம்.